இப்போ நான் என்ன யோசிப்பேன்? அப்படின்னா, இப்ப ஒரு கதை படிக்கிறப்போ, நான் வந்து பொதுவாவே வந்து, அந்த கதாபாத்திரமாவே வந்து மாறி தான் வந்து படிப்பேன். இப்போ நான் மொதன் மொதல்ல படிச்ச தமிழ் நாவல் வந்து பொன்னியின் செல்வன். நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப படிச்சேன். <tsk> நான் வந்து ஆதித்ய கரிகாலனாவே மாறிட்டேன். எனக்கு என்னனென்னா, அந்த ஆதித்யா கரிகாலனுக்காக கல்கி கொஞ்சம் விஷயங்கள செஞ்சிருப்பாரு. அவரோட வரலாற வந்து சொல்லியிருப்பாரு. வரலாறு சொன்னது, அது பொதுவாவே வந்து சொல்றது தான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா, அவரோட விஷயத்தில எனக்கு என்ன டச்சாச்சுன்னா ஆதித்ய க கரிகாலன் கிட்ட ஒரு அரகன்ஸ் இருக்கும். அந்த அரகன்ஸ் வந்து அவரு அந்த கதையில காட்டியிருப்பாரு. எப்படி காட்டியிருப்பார்னா, வந்துட்டு அவரு வந்துட்டு ஒரு ஒரு சின்ன சின்ன நிகழ்வுகள்ல வந்து அவர் எப்படி பேசுறாரு? யாராவது வந்தா வம்பு இழுத்தா கொஞ்சம் ஏனா, அரியணை வந்துட்டு மாத்திக் குடுக்கிற மாரி ஒரு பேச்செல்லாம் வந்துட்டு போய்ட்டிருந்தது. அப்படி இருக்கிறப்போ, வந்து ஒரு சதி திட்டத்திலயெல்லாம் வந்துட்டு எல்லாரும் அது முடிஞ்சு அவர் வந்து ரொம்ப நக்கலா பேசுவாரு. அந்த மாரில்லாம் அவர் எழுதுறப்போ, அந்த ஒரு நடையும் இருக்கில்ல. நம்மளும் அவரு அவரு என்ன நெனச்சு எழுதியிருக்கிறார்ன்னு எனக்கு தெரியல. ஆனா, நம்ம படிக்கிறப்போ அந்த அரகன்ஸ் ஓடையே படிப்போம். ஆதித்ய கரிகாலனா இருந்தா அந்த அரகன்ட்டா இருக்கிற ஒரு ஆள் எப்படி படிச்சா எப்படி இருக்கும்? அந்த மாரியே நம்ம படிப்
சரி, சரி. ஓ! ம் ம் ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அழகா சொல்றீங்க. ஆனா 7 வயதிலே நீங்க அந்த கதையெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அந்த புத்தகங்கலெல்லாம் உங்க வீட்டுல இருந்ததா? 7த் படிக்கும் பொழுது. ஓ! சரி, சரி, சரி. ம்ஹ்ம்.
அதனால அந்த கேரக்டரே ரொம்போ ஆக செவென்த் ஸ்டாண்டர்ட் 7லா 7ஆவது ஆமா.

ஓரளவுக்கு அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நந்தினியோட கேரக்டர் அந்த பாய்சன், பாய்சனஸ் பாய்சனஸ் ஆனா ஸ்ட்ராங் ஆன ஒரு லேடிங்கிற ஒரு விஷயம். அவுங்க ஏன் அப்பிடி அவுங்க ஈவில்லா திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்கறதுக்கான அந்த பேசிக்ஸ் எல்லாமே காட்டினாங்க. பட் ஆனா எனக்குத் தெரியல. என்ன இருந்தாலும் ஒரு ஆன் பேப்பர்ஸ்ல நீங்க வந்து 5 பாட்டு இருக்கற ஒரு புத்தகத்த வந்து உங்களால இப்பிடி எடுத்துட்டே வர முடியாதுங்கிறது தான் என்னோட ஒரே
ஆமாங்க, ஆமா. <laughs> சரி, சரி, இல்ல. நீங்க அந்த கதைய நல்லா படிச்சிங்கன்னாங்காட்டி நான் கேக்கறேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு தெளிவு அதில வேணும். அ நிஜமாலுமே வந்து நந்தினி அவர்கள் வந்து கரிகாலன அடைய முடியலேங்கிற வருத்தத்தினால அப்பிடி மாறுனாங்களா? இல்ல அந்த அரியணைக்கு ஆசைப்பட்டதுனால தான் அப்பிடி மாறுனாங்களா? ஏன்னா அந்த திரைப்படத்தில அப்பிடி தான் காட்டுவாங்க. அரியணைக்கு ஆசைப்பட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா நிஜத்தில வந்து அவரு மேல் விருப்பம் அதிகமா இருக்கும். அது இல்ல நடக்கலங்கிற ஒரு
இல்ல, கரிகாலனா அடைய முடியல. பிளஸ் வந்துட்டு என்ன ஆயிருன்னா வந்து நந்தினி வந்து அவர காத்துட்டு இருப்பாங்க. அ அவர பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஆ இந்த பாண்டிய நாட்டு ராஜாவ. அப்போ என்ன ஆயிருன்னா வந்துட்டு ஆதித்ய கரிகாலன் வந்து அவுங்க கெஞ்சி கேட்டும், சொல்ல கேட்காம வெட்டிடுவாரு. விக்டரிக்காக ஒரு நிராயுதபாணியா இருக்கற ஒருத்தர வந்து வெட்டி டுவார்ன்னு சொல்லி அவரு மேல கோபம், அவர் மேல இருந்த காதல வந்துட்டு இந்த குந்தவை வந்து அவமானப்படுத்தி அனுப்புனது. அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள். இப்ப குந்தவையுமே நம்ம தப்பு சொல்ல முடியாது குந்தவைக்கு ஆனா ஒரு டவுட் இருக்கும். இவுங்க பாண்டிய நாட்டு இளவரசியோ அப்பிடின்னு சொல்லி, அவுங்களோட பெண்ணா இருக்குமோ? அப்பிடின்னு சொல்லி ஊமைய ராணியோட பொண்ணு அப்பா யாருமே சரியா கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. அப்பிடி இருக்கிறப்போ! அந்த ஒரு சந்தேகத்தில அவுங்க என்ன பண்ணிருவாங்கன்னா, வேணாம். அது எப்பிடி அவுங்களோட கிங்டம் ஏத்து விடுவாங்க. அவுங்களோட ராணியாக்க உடுவாங்கன்னு சொல்லி, அவுங்க துரத்தி விட்டுருவாங்க. பட் ஆனா எல்லாமே சேர்ந்துருச்சு. அவுங்களுக்கு வந்து ஒரு பழிவாங்குதல் வந்து குந்தவையோட பிஹேவியர் ஆ இருக்கட்டு.ம் ஆதித்ய கரிகாலனோட காதலா இருக்கட்டும். அரியன் நம்மள வந்து இப்பிடி துரத்தி விட்டாங்களே நம்ம சொந்த ஊர விட்டு அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். எல்லாம் சேர்ந்து தான் வந்து அவுங்க இப்பிடி ஒரு ஆளா வந்து மாத்திருச்சு.
ம். ம், ம். ஆமா, ஆமா. ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ம், ம். கண்டிப்பா. ஆமா.